வேலையிதுல வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய, பெரிய பொ பதவிக்கு போம்போது என்னன்னா, நம்மளோட பேச்சு வழக்கங்கள் நெறைய மாறும். ஆ, வ உதாரணத்துக்கு
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா சுற்றுசூழ்நிலைக்கு தகுந்தாப்ல மாறும். ம்.
ஆமா. அ நம்ம வந்து பேசறத வந்து கொஞ்சம் அதிகமா கொறச்சிக்கிடுவோம் அலுவலகத்திலேயே பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கெ அந்தந்த ஒரு அ, அ லெவலுக்குள்ள வந்து நம்ம ம ஒரு, கி ஒரே அடிய தொலைவ நம்ம வந்து தொடர்ந்து கடபிடிச்சா தான் வந்து வேல நடக்கும். சரியான விதத்தில. ஆ அந்த பெ அதுக்குன்னு அதுக்கு பேரு திமிரு கெடையாது. நம்ம ஒரு எல்லைய வச்சு வரையறச்சு வச்சுக்கிட்டோன்னா ஏன்னா எல்லாமே நம்ம வாய் பேச்சில சொல்லி வேல வாங்குறது தானே!
ம். ஆமா, ஆமாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. அதனால அவுங்களுக்கு எப்பயுமே மனதில ஒரு இது இருக்கணும். இது அவுங்களோட வேல தான் அவுங்க சரியா செய்யணுன்னு சொல்லீட்டு. அத வந்து நம்ம அவங்கட்ட வலுக்கட்டாயமா சொல்லி செய்ய வெக்கக்கூடாது. நம்ம சொல்லும்போதே அவங்க செய்யணுங்கற ஒரு அளவுக்கு நம்ம வந்து நம்ம ந முன்னிறுத்திக்கணும். அதனால அந்த பேசுற விதம், நடக்கற விதம், அதுபோக நம்ம ஒரு மேலாளரா இருக்கறோன்னா அதுக்கான ஏற்ப உடை அணியறது.
ம். ஆமா. அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். வேற வழி கெடையாது.
நம் <coughs> நம்ம ஒருவ அ நல்ல ஒரு அ ப்ரொஃபஷ்னலா வந்து நம்ம ஃபார்மலா இருந்தா தான் நம்மள பாக்கும்போது அவுங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மே தலைவ ஆமா. நம்ம வந்து ஒ எதோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும் ஒரு கட்டம் போட்ட சட்டையும் போட்டு சாதாரணம் போட்டுட்டு உள்ள சுத்துனோன்னா, அ நம்ம கீழே இருக்றவுங்களும் அதேமாரி தான் இருப்பாங்க.
ஆமா, ஆமா. டி ஷர்ட்டு மாத்திட்டு போனா சரிப்பட்டு வராது. ஆமா.